நல்ல விஷயங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஷுக்கை நீட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதில வந்து காசு கெடைக்கும். பெரியவங்ககிட்ட இருந்து காசு கெடைக்கும்.
ஆமாம்மாம்மா. அந்த கை நீட்டம்னு சொல்லுவாங்களே? ஆ.
ஆமா. அது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனா, எல்லாரும் அதுக்கு தான் அப்படியே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏனா, எங்க எனக்கு எங்க, எனக்கெங்க. அதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருந்த அப்போ அது கொழந்தைங்களுக்கு எல்லார் கூடையும் இருந்து. அவங்க கூட சத்திய மெயினா சாப்பாடு, அதுவும் ரொம்ப ம் முக்கியம் இல்லையா? <chuckles> அது ஆ அதுவும் வந்து
<laughs> நல்ல விஷயம் தாங்க, அதெல்லாம் அதாவது முக்கியமான விஷயம் சாப்பாடு. ஆ சாப்பாடு நீங்களே தயார் பண்ணுவீங்களா? இல்ல, வந்து வெளியிலேருந்து வரவழிச்சுருவீங்களா எப்டி?
இப்ப வந்து இவ்வளோ நாள் வந்து சமச்சுருவாங்க. வீட்ல இருக்கிறங் பெரிய அந்த லேடீஸ் எல்லாரும் வந்து அவங்கள பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து சமப்பாங்க. இப்ப என்னனென்னா அதுக்கு வந்து, நம்ம நேரம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணீட்டு இருக்கோம் இல்லையா? வந்து கேட்டரிங் அந்த மாரி வெளியில வந்து குடுத்தாச்சுன்னா அவங்களே கொண்டுட்டு வருவாங்க. அவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். பேசிட்டு ஜாலியா இருந்து. அது வந்து ரொம்ப, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அ அதனால அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இப்போ, இப்போ, இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கேன் ஏனா, எல்லாரும் வயசாகிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் குட்டி, குட்டி பசங்கள வச்சுட்டு நம்ம வந்து உட்கார்ந்து எதுவும் பண்ண முடியிற மாரி முடியற ஒரு நெலம இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா ஹேப்பியா இருக்கலாம். வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு ஜாலியா இருக்கலாம். அது வந்து சமைக்கிற அவங்க வந்து குடுத்தாங்கன்னா கரெக்ட்டா அந்த டைம்க்கு சாப்பாடு வந்துரும். நம்ம உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தான். <chuckles>
ஓ! யார், யார்லா வீட்ல இருக்காங்களோ, அந்த பெண்கள். ஆமாங்க. ஆ. ம். ஆமாங்க. சமையலறையில போய் நிக்கவும் முடியாது. ஆ. ஆமாங்க. ஓ! அந்த இது மாதிரியும் நெறைய வரும் இல்ல. இப்ப விஷு பேக்கேஜ் அந்த மாரிலாம் கூட விக்கிறாங்க இல்லைங்களா?
ஆமா. அது வருது. ஏனா, நான் இருக்கிற ஊர்ல பார்த்தீங்கனா, கேட்டரிங் அந்த மாரியே இருக்கு. அவங்ககிட்ட முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம சொன்னோம்னா, அவங்க வந்து தயார் பண்ணி எத்தன பேருக்கு நம்ம சமையல் பண்ணனும் அப்படிங்கிற மாரியெல்லாம் நம்ம குடுத்தாச்சுன்னா, அவங்க பண்ணிக் குடுத்துருவாங்க. எல்லா ரெடி அந்த இலை வரைக்கும் ரெடி. ஹப்படியே எடு
ஓஹோ! ஆஹஹா. பார்த்தீங்களா! அதே மாரி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த இலையும் எடுத்துருவாங்க.
அ இல்ல. அது, அது நம்ம, அது நம்ம தான் எடுக்கணும். ஏனா, நம்மளுக்கு வந்து அது அவங்க அது குடுத்துட்டு போயிடுவாங்க ஏனா, அவங்களுக்கும் நெறைய ஆர்டர் இருக்கில்லையா? வேற இடத்துலல்லாம் அவங்க இது வந்திருக்கும். எல்லா இடத்துலயும் போய் குடுக்கணும்.
<laughs> ஆ. ஆ. இப்ப சாப்பாடு பரிமாறது யாருங்க ஆண்களா, பெண்களா?
அது அது எல்லாரும் வந்து பொண்ணுங்க தான் பொண்ணுங்களுக்கு தான் அந்த வேலை வந்து பண்ணுவாங்க. பொண்ணுங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு ஏனா, என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த எல்லா ஆணுங்கள, ஆண் ஆண் இருக்காங்கல்ல வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் வந்து குடுத்துட்டு அனுப்பியாச்சுன்னா, அப்புறம் பொண்ணுங்க உட்காந்து நிதானமா சாப்ட்டு. அப்படியே உட்காந்து பேசி
ஓ! ஆமா. எங்க வீட்ல ஆண்கள் தான் பரிமாறுவாங்க. அதனால, தான் கேட்டேன். சமைக்கிறது மாத்ற தான் பெண்களு. <laughs>
ஓகே ஆ இல்ல, இல்ல. ஆண்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிருவாங்க. பொண்ணுக வந்து உட்கார்ந்து அப்புறம் நிதானமா சாப்பிடலாம். அது ஒன்னு தான். யார் யார் தொல்ல இருக்காது அப்புறம். எங்க அது இது எங்க அப்படிங்கிற எந்த தொல்லையும் இருக்காது. உக்காந்து சாப்பிட வேண்டியது தான். நல்லா பேசி அது ஒரு, அது ஒரு சந்தோஷம். அது ஒரு விதத்தில சந்தோஷம், அந்த மாரி.
<laughs> அப் பேசிக்கிட்டே சாப்பிடணும்னா சாப்பிடலாம். <laughs> நல்ல விஷயங்க. வேற என்னென்ன கோ பண்டிகைகள்லாம் நீங்க கொண்டாடுவீங்க?